"மாதா, பிதா, குரு, தெய்வம்" அப்பிடிங்கிற மாரி ஒரு மொழி சொல்லுவாங்க, ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. என்னதான் தெய்வம் வந்து எல்லாரையும் வந்து காக்கிறவரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஆனா மாதா, பிதா அவுங்கதான் வந்து முதற்கண், ஒரு முன்னோடியா வர்றாங்க, அப்பிடிங்கிறமாரி. இவுங்க நமக்கு செய்யாத தியாகங்கள் இல்ல. நம்மள காத்து ரட்சிக்காத ஒரு மொமென்ட்ஸ்ஸே கிடையாது. நம்ம பிறந்ததிலிருந்து, நம்ம வளர்றதில இருந்து, நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கிறதில இருந்து, நம்மள நல்லா செட்டில் பண்ற வரையும், இல்லயா? அப்பிடிப்பட்ட பெற்றோர்கள நம்மெல்லாம் வந்து அவுங்கள பார்த்துக்கணும். அவுங்க வந்து அவுங்கள வந்து நல்லா பார்த்து, அவுங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்பிடின்னு அவுங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்பிடிங்கிற பட்சத்தில, நம்ம என்ன செஞ்சா அவுங்க வந்து நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
நீங்க சொன்னது போல, "மாதா, பிதா, குரு, தெய்வம்" அப்பிடிங்கிற வரிசையிலேயே மாதா, பிதாவ தான் முதல்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஒ ஒரு பொதுவான அ கருத்து சொல்லுவாங்க பெரியவங்க. "இறைவன் வந்து ஒவ்வொருத்தரையும் அ நேரடியா போயி கவனிச்சுக்க முடியாது அப்பிடிங்கிறதனால தான், ஒவ்வொருத்தருக்கும் 'அம்மா' அப்பிடிங்குகிறவங்கள படைச்சாரு. ஏனா, அம்மா ரூபமே இறைவனின் ரூபந்தான்" அப்பிடின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவனுக்கு ஈடாக நம்மள காத்து ரட்சிக்கிற, அந்த பெத்தெடுத்து வளத்து நல்ல நெலைமைக்கு பார்க்கக்கூடிய ஆத்மா அப்பிடின்னா, அது அப்பா, அம்மாவ தவிர வேற யாரா இருக்க முடியும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல.
நிச்சயமா. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. நிச்சயமா.
அப்ப இன்னைக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கனவு காணக்கூடிய 2 ஜீவன் அப்பிடின்னா அது அப்பா, அம்மா தான். நம்ம கொழந்த பிறந்து, வளர்ந்து வரும்போதே, "இப்பிடி எல்லாம் இருக்கணும். நம்ம குழந்தைக்கு இப்பிடிலாம் செய்யணும்" அப்பிடின்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டுருவாங்க. அப்ப பிறந்த அந்த ஒரு தருணத்தையுமே ரசிச்சு கொண்டாடுவாங்க. ஆ முந்தைய காலத்துல கூட ஆண், பெண் அப்பிடிங்குற வேறுபாடுகள் இருந்தன. ஆனா, இன்னைக்கி ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில நம்ம இருக்கோங்கிறதே ஒரு பெரிய கொடுப்பன.
கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா.
அ. அப்டி இருக்குற தருணத்துல, அப்ப நம்ம பெறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கனவு கண்டு, அவங்களோட அந்த இறுதி நாள் வரைக்கும் நம்மளையே நெனைச்சுக்கிட்ருக்க ஒரு ஜீவன் தான், பெற்றோர்ங்கிறது என்னோட கருத்து. அப்போ, "நமக்கு அதுக்கான பொறுப்பு என்ன இருக்கு?" அப்டின்னு சற்று யோஸ்ச்சு பாத்தோன்ட்டா, "என்னிக்கு நம்ம ஒரு தாய், தகப்பன் ஆகுறோம்?" அப்டிங்கிற ஒரு ஸ்தானம் வரும். ஏன்னா, அந்த ஸ்தானம் வரைக்கும் இட்டு செல்லக்கூடிய கடமையிலயும், பொறுப்புலயும் இருந்து நம்மள அந்த நிலைக்கு உயர்த்தி பாப்பாங்க. என்னைக்கு நம்ம ஒரு தாய், தகப்பனா ஆகுறோம்? அப்டிங்கும் போதே, அன்னைக்கே அந்த பெற்றோர், நம்மளோட குழந்தைங்க அப்டிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துரணும். பொதுவாவே, அ ஒரு திருமணம் ஆகுது. தம்பதிகள்னா, அவங்களோட எண்ணங்கள் பூரா என்னன்னா, அவங்களோட குழந்தைகள் நோக்கித்தான் பாயுது. ஆ. இதுக்குமே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. "தாய் அன்பு அந்த பெத்தவங்களோட அன்புங்கறது நீர் போல, எங்க இருந்தாலும் அது கீழ் நோக்கி தான் பாயும்" அப்டிம்பாங்க. அத மேல் நோக்கி பாய்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்டி ஒரு பெரிய மலையிலருந்து நீர் வீழ்ச்சி, வீழ்ந்து கடல நோக்கி பாய்ந்து ஓடுதோ, அப்டி எவ்ளோ உயரத்துல அவுங்க இருந்தாலும் மதிப்புக்குரியவங்களா இருந்தாலும்
கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அந்த அன்பானது, அதுக்கு அடுத்த தலைமுறைய நோக்கி, நோக்கி, நோக்கி தான் ஓடிட்ருக்கு அப்டிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அது உண்மையும் கூட. இருப்பினும், எப்போ நம்ம அந்த பொறுப்புக்கு வர்றமோ, "ஒரு தாய், ஒரு தகப்பன்" அப்டிங்கிற ஸ்தானத்தை ஏற்குறாங்களோ, ஒரு வயது முதிர்ந்த அந்த ந நிலைமைக்கு வர்றவங்க. அன்னைக்கு "நம்ம பெற்றோர் நமக்கு கொழந்தைங்க" அப்டிங்கிற மனநெலைய நம்ம வளர்த்துக்க முற்படணும் அப்டின் நெனைக்கிறேங்க ஐயா!
நிச்சயமா. சரியா சொன்னீங்க. இது எப்படின்னா, ஒரு ஒரு குடும்பத்தில எப்படி இருக்கும்னா வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப வயசா இருக்கும். ஆனா அவங்களோட பசங்களுக்கு எப்படின்னா ஒரு பசங்க ஒரு ஒரு 6 பசங்க அந்த மாரி பெரிய குடும்பமா இருக்கும். கடேசி பசங்க கடேசி பையனுக்கு கல்யாணம் ஆகாம கூட இருக்கும், சில குடும்பத்தில. ஆனா அவங்க பெற்றோருக்கு ரொம்ப வயதாயிருக்கும் ரொம்ப வயதாயிருக்கும். அத கடேசி பையன் பார்த்துக்கிற அந்த அத பாத்தாலே ஒரு மாரி ரசிக்கிற மாரி இருக்கும். அவங்க அப்பா, அம்மாவை எப்படி பார்த்துப்பார்னா? அவரு, அப்படி பார்த்துப்பாரு. நல்லா தாங்கிப் பார்த்துப்பாரு அவரு. ஆ ரொம்ப பிடிக்கும். அந்த அதுவு அந்த கடேசி பையனுக்கு பையனுக்கோ, பொண்ணுக்கோ அவ்வளோ இஷ்டமா இருக்கும். அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கதற்கும் சரி, பழகுறதுக்கும் சரி. ஏனா, அந்த கடேசி பையனுக்கு, அந்த முதல் பையனுக்கோ இல்ல முதல் பொண்ணுக்கோ வித்தியாசமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆ எ எ நா அது வந்து என்னோட நண்பனோட வீட்ல பார்த்திருக்கேன். அந்த முதல் முதல் "என்னோட நண்பன் வந்து கடேசியா பிறந்த பையன் அந்தக் குடும்பத்தில்." ஆ முதல்ல பிறந்தவர் யார்னு பார்த்தீங்கனா, வந்து பெரிய அண்ணன். சரிங்களா? நா கேட்கறே, அண்ண எப்புடி? உனக்கு பிடிக்குமா? அண்ண திட்டுவாரா? கண்டிப்பா இருப்பாரா? நா அண்ணன வாழ்க்கையிலயே இதுவர 3 மொற தா வந்து பார்த்திருக்கிறேன் அப்டினு சொன்னாரு அவரு. 3 மொற தா பார்த்திருக்கிறார். ஏனா அவ அவங்களுக்கு வயசு வித்தியாசமே கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம். இவர் பிறக்கும் போ ஆமா. இவரு பிறக்கு போதே அவரு வந்து படிச்சு முடிச்சுட்டு, வேலைக்கு போய்ட்டார் அவர். அந்த அளவுக்கு வித்தியாசம். அப்போ, அப்பா, அம்மா மேல அவ்வளோ பாசம். அப்பா, அம்மாவுக்கு எப்படின்னா சங்கடப்படுவா. ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அப்பா, அம்மா. வயசாயிடுச்சு. கால் வலியால அப்பாவுக்கு தூக்கமே வராது. நா வந்து போயிட்டு அவருக்கு வந்து கால் வலிக்குதாப்பா? நா அமுக்கி விட்றே அப்படின்னு சொல்லிட்டு நானு, ஆ அந்த மாரி கேட்பே. இல்லப்பா, நீ போய் படு. நா உனக்கு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியது அது இருக்கு இல்லையா? போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. அப்டினு வந்து சொல்லுவான். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். அது என்னன்னா, எல்லாத்துக்குமே அந்த உணர்ச்சிகள் இருக்கு. மன உணர்ச்சிய விட உடல் உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி. இவங்களுக்கு பெற்றோர்கள் அது கொஞ்சம் வயதான காலகட்டத்தில இருக்கும் பெற்றோர்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்களா?
உண்ம அதுங்க. ஓஹோ. ம். அவ்வளோ வயசு வித்தியாசம். ம். உண்மைதானங். ஆமா. அந்த இளம் வயதில இருக்கிற அந்த ஊக்கம் வந்து சற்று வயசாக வயசாக அவங்களு ஒரு தளர்வு நிலைக்கு போவாங்க.
நிச்சயமா. ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். என்னன்னா, ஒரு பரிவு, ஒரு பாசம் இந்த 2 விஷயம் இருந்தாலே போதும். என்னதான் தளர்ந்து போனாலும், அவுங்கள ஏந்தி பிடிச்சுக்கலாம். அந்த பரிவும், பாசமும் ஒரு இடத்தில அப்பிடியே பிடிச்சு நிக்கும். பாருங்க. அங்க இருந்து கீழே போகவே போகாது. அந்த வருத்தமும் அடைய மாட்டாங்க. ஆக, ஆக வயசு ஆக, ஆக மன வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி அடைவாங்க. மனமகிழ்ச்சிய ரொம்ப ஜாஸ்தி அடைவாங்க. அந்த இடத்தில அவுங்கள வந்து மன மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, மனம் வருத்தமா இருந்தாலும் சரி ஜாஸ்தியாக கூடாத் கூடாம நம்ம தான் பார்த்துக்கணும், இல்லேங்களா? ஏன்னா, அநேகப்பட்ட விஷயங்கள் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, என்னென்னமோ வியாதிகள் வந்துட்டு இருக்கு. அதனால
நிச்சயமாகங்க ஐயா. ஆமா. இன்னக்கி இருக்கிற இந்த வி வியாபார உலகம்ன்னே சொல்லலாங்கய்யா! இன்னக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில அ நோய்க்கு பஞ்சமே இல்ல. எந்த வகையில இந்த நோய்கள் நம்மள வந்து சேருது அப்பிடிங்கிறதே கணிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ வயசு ஆக, ஆக அவுங்களோட அந்த ஆற்றல் குறையுது, சத்து குறையுதுங்கம்போது, அதற்காகவே நம்ம சின்ன குழந்தைகள எவ்வளவோ கவனிச்சிக்குவோம். கொடுக்கும்போதே சத்தா தான் சாப்புட்ணும், இப்பிடி தான் சாப்புட்ணும், அப்பிடி தான் சாப்புட்ணுன்னு அப்பிடிம் பார்த்து, பார்த்து, பார்த்து நம்மளையும் அப்பிடி தான் வளர்த்திருப்பாங்க. நம்ம, நம்ம குழந்தைங்கள வளர்ப்போம். ஆனா, ஒரு கட்டம் அந்த பெரியவங்கங்கம்போது, பெரியவங்களோட நீங்க இப்போ சொல்ல வரும்போது, இன்னொரு கருத்து எனக்கு தோண்றுது என்னன்னா, ஆ பெரியவங்க எப்பயுமே அவுங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். வீட்டிலேயே ஒரு நல்ல உணவுகள் செய்றோன்னா, முதல்ல என்ன செய்வாங்க? "நீங்க சாப்பிடுங்க. நான் அப்பறமா சாப்பிட்டுக்கிறேன்". அப்பிடிங்கிற அந்த ஒரு எ அம் அ உணர்வு இருந்துட்டே இருக்கும். அது என்னன்னா, நம்ம மேல அவுங்க எடுத்துக்கிற அக்கற. அப்போ நம்ம பொதுவா ஒரு சில குடும்பங்கள நினைக்கிறதுண்டு. அவுங்களுக்கு பசிக்கல போல. அதனால தான் கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க போல, அப்பிடின்னு சொல்லிட்டு நம்ம இயல்பா எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றத சாப்பிடுவோம். அவுங்க பார்த்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? நம்ம பேரம் பேத்திங்க சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அப்ப, ஒரு வயது முதிர்க்கும் போ முதிர்ந்து போகும்போது ஆற்றல் அவுங்களுக்கு குறையுதுங்கம்போது அவுங்க கண்டிப்பா இன்னும் நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக் கொள்ளணும், அவுங்களுமே! ஆனா, அவுங்க இருக்கிற மனநிலை எப்பிடி இருக்கு? அப்பிடின்னா, ஆ இளம் தலைமுறை சாப்பிடட்டும். நம்ம பிள்ளை குட்டிங்க சாப்பிடட்டும். அப்பிடின்னு சொல்லி அத பண்ணும்போது, அப்ப அந்த இடத்தில நீங்க சொல்ல வந்தது போல, நம்ம தான் அந்த கவனத்த எடுத்து நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏன் நீங்க தனியா சாப்பிடுகிறீங்கிற? ஒரு அக்கறைய இயல்பாவே நம்ம அன்றாட வாழ்க்கையில அவங்கக்கிட்ட கொண்டு வந்து, ஒரு ஒற்றுமையா, ஒரு ஒருங்கிணைப்பா போகக்கூடிய பழக்கவழக்கங்கள ஏற்கும்போது, அது இயல்பாவே அவுங்களோட ஒரு பாதுகாப்பு கவனிப்புக்கும் நம்ம ஒரு நேரம் ஒதுக்குனமாதிரி ஆயிரும். மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கணும் அப்பிடிங்கிற அவசியம் இல்லாம.
நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க.
ஆமா, ஆமாங்க.
கண்டிப்பா. அது இதோட நிக்காம, இப்போ நம்ம சு நம்ம பேசுன மாரி, வயசு ஆக ஆக மூப்பு அடைய அடை என்னன்னா, அவங்களோட உடல்நிலையும், ஆரோக்கியமும் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த மருந்து மருந்துகள் எடுக்கிற விஷயமும் வந்து கொஞ்ச கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு, அந்த கலாச்சாரமும் ஏறிட்டு இருக்கு. எவ்வளோ மருந்துகள் சாப்டுவாங்கன்னா, நான் என்னோட பாட்டிக்கிட்ட கேட்டுருக்கேன், தாத்தா கிட்ட. "தாத்தா, என்ன நீ வந்து டிஃபன் சாப்படுற அளவுக்கு சாப்புடுற, மாத்திரைய?" அப்டின்னு நான் கேட்பேன் நானு. அந்த அளவுக்கு மாத்திரைகள சாப்புடுறாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "இதெல்லாம் சாப்ட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். அதெல்லாம் வேணாம்" அப்டின்வாங்க. இப்போ இந்த இடத்துல, அந்த மகன்களோ இல்ல பேரன், பேத்திகளோ வந்து அவங்களோட உட்கார்ந்து பேசி எப்பவுமே பேச முடியாதுன்னு சொன்னாலும், ஊருக்கு எப்பயாவது வரப்போ, கொஞ்ச நேரம் ஒரு அரைமணி நேரமோ, ஒருமணி நேரமோ உட்கார்ந்து பேசி, ஒரு மாரி மனமகிழ்ச்சி கொண்டால், அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிரும். "நம்ம இதலாம் சாப்பட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம போய் தான் சேரப்போறோம்" அப்டிங்குற அந்த மனம் சோர்வு, மன வருத்தம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, சலிப்
சலிப்பு, அ அந்த உணர்வு, சலிப்பு உணர்வு, அ "இனி நம்ம இருந்து என்ன செய்ய போறோம்?" அப்டிங்கறதுக்கான அந்த ஏக்க மனப்பான்மை இல்லாம, அ "நமக்கும் ரெண்டு பேரு இருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பேத்தி கூப்புடுவா, நம்ம பேரன் பேசுவான். அ நம்ம பொண்ணு இந்த மாரி ஒரு இடத்துக்கு போயிருக்கா" அப்டிங்குற ஒரு கவனம் ஏற்படும். ஏனா, நம்ம கவனம் அவங்க மேல குடுக்க குடுக்க, நம்ம மேலேயும் அவங்களுக்கும் ஒரு க கவனமும் நம்மளோட இருப்ப வந்து நிலைப்படுத்திக்கனும் அப்டிங்குற ஒரு எண்ணமும் அவங்கள ஒரு வாழ்க்கையில நீங்க சொன்னது மாரி ஒரு பிடிப்பு ஏற்படும்.
ஆமா. கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சியமா. நிச்சயமா. இது பொருள் அடக்கம். என்னன்னா, பொருள மட்டும் நம்ம கொண்டு போய் தூக்கி போட்டு இந்தா இந்தா பாட்டி, இந்தா அப்பா, இந்தாம்மா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லாம உக்காந்து பேசலாம். “நான் கொண்டு வந்திருக்கேன், ஓரமா வச்சிக்கோ, பாரு கொஞ்சம் பாருங்க, நீங்க. நாங்க போனதுக்கப்புறம் பாருங்க. என்ன சாப்ட்டீங்க? ஒழுங்கா சாப்ட்றீங்களா? மாத்திரை சாப்ட்றீங்களா? டாக்டர போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? போன முறை வர்றப்ப இதெல்லாம் சொன்னீங்களே, கொஞ்சம் பரவால்லையா இப்போ.” அப்படிங்குற மாரி நம்ம கேக்க கேக்க, அவுங்களுக்கு என்னான்னா சரி, நம்ம பையனுக்கோ, பொண்ணுக்கோ நாம என்னான்னா சொல்றோமோ எல்லாம் ஞாபகம் வசிக்குறாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கவனிக்கிறாங்க. அபப்டிங்குற ஒரு மனப்பக்குவம் அவுங்களுக்கு வரும். அது எப்படின்னா ஒரு மன மகிழ்ச்சியாவே உள்ள போகும்.
ஆமங்கய்யா. அந்த அக்கறை, நம்ம மேலயும் அக்கறையோடு இருக்குறாங்க. அப்படிங்குறது வந்து அவங்களுக்கு அந்த நம்ம மேல ஆன ஈடுபாட்டையும், அந்த அன்பையும் அன்பு எப்பயுமே அவங்களுக்கு நம்ம மேல இருக்குந்தான். இருந்தாலும், அந்த ஒரு பிடிப்பை இன்னும் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஒரு மனசுல, நீங்க சொன்ன மாரி ஒரு நிலையான மகிழ்வ, அது குடுத்துட்டே இருக்கும்.
மனமகிழ்ச்சியா உள்ள கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. இந்த மனமகிழ்ச்சி அந்த மனசோர்வு போனதுக்கு அப்புறம், என்ன ஆகுன்னா, அப்பா! நம்ம பசங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா பாசம் வச்சிருக்காங்க. இந்த பேரன், பேத்திங்கல்லாம் என்ன பண்றாங்க? அதுக்கப்பறம் அப்படின்னா, அவுங்க மனசு இலகு ஆனதுக்கு அப்புறம், அவுங்க கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அவுங்க விஸ் நலம் விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "என்னோட பேரன், பேத்திக்கெல்லாம் என்ன பண்றாங்க? என்கிட்ட பேசவே விட மாட்ற நீன்னு?" அப்பிடின்னு அவுங்க அப்பிடி <inhales> விளையாட்டுத்தனமா பேச ஆரம்பிப்பாங்க, இல்லேங்களா?
ஆமாம் ஐயா. இப்ப நீங்க இதில சொல்லும்போது நீங்க சொன்ன விஷயத்தில இன்னொன்னு என்னன்னா, அந்த மருந்து சம்பந்தப்பட்டு சொன்னீங்க. இன்னக்கி முதியவர்கள் அந்த மறதியின் காரணமாக சற்று தவித்தே போகிறார்கள். முதியவங்களுக்கு அது இயல்பாவே அந்த வயசு ஆக, ஆக ஒரு சின்ன மறதி மனப்பான்மை. ஆனா, எல்லார்மேலயும் ஈடுபாடு அந்த எண்ணம் சிந்தனை இருக்கும். அவங்களப் பத்தின ஒரு மறதிகள். என்னன்னா, நீங்க சொன்னது போல இந்த மருந்து, மாத்திரை எடுத்துக்கொள்ளணுனா, அ எங்க அம்மா இருப்பாங்க. அ 2 மருந்து இருக்கும், மாத்திரை இருக்கும். சாப்புட்டு இருப்பாங்க அ அதுக்கு இடையில ஒரு அலைபேசி அழைப்பு வருதுன்னா, அத எடுத்து பேசிட்டு திருப்பி உட்கார்ந்து திருதிருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மருந்து, மாத்திரைய. "ஏம்மா இப்படி பார்க்கிறீங்க?" அப்பிடின்னு கேட்டா. இல்லம்மா, இப்பதான் அந்த மாத்திரை சாப்பிட்டேன். இந்த 2 மாத்திரையும் சாப்பிட்டேன்னா! இல்ல இதில <chuckles> ஒரு மாத்திர தான் சாப்பிட்டேனான்னு எனக்கு ஞாபகம். அப்ப தான் வரு 2 நிமிடம் கூட ஆகியிருக்காது. அதுக்குள்ள அவுங்களுக்கு அந்த ஒரு குழப்பமான நிலைக்கு போவாங்க. அப்ப நம்ம ஒரு அக்கறை எடுத்துக்குறோம், நல்லா சாப்பிடுகிறீங்களான்னு கேட்குறோம். இதையும் தாண்டி இந்தமாரி ஒரு உடல் ரீதியா அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில இருக்கும்போது ஒரு மருந்து, மாத்திரை எடுத்துக்கொள்றாங்கன்னா, இந்த கவனத்தையும் நம்ம ச பண்ணலாம். அ மாத்திரையா! கொடுங்கம்மா. நான் என் பொறுப்புல வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. அப்படிங்கம்போது அதெல்லாம் அவுங்களுக்கு பெரிய பேருதவியா இருக்கும்.
நிச்சயமா. அந்த தருணம் எல்லாம் வந்து சொல்லுங்க. சொல்லுங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
ஏன்னா மாத்திரைய சாப்ட்டது இல்லாம, அ இந்த சாப்ட்டமா சாப்டலையா? கரெக்ட்டா சாப்ட்டமா? அப்படிங்குற ஒரு கொழப்பமே அவங்களுக்கு அந்த திருப்தியை ஏற்படுத்தாம இருக்கும். இல்லிங்களாயா? அதனால இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள, நம்மளோ, இல்ல நம்ம கொழந்தைங்களோ, அத பழக்கி வச்சு நம்ம தாத்தாவ பாத்துக்கோ, பாட்டிய பாத்துக்கோ. அவுங்கள கரெக்ட்டா மாத்திரை குடு அப்டின்னு, அவுங்கள பழக்கலாம். இல்ல முடிந்தா நாமலே செய்யலாம். அப்ப இதெல்லாம் அவுங்க மேல நமக்கு ஒரு சின்ன, சின்ன, சின்ன ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு அக்கறைய வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அவுங்களுக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு, ம் அவுங்களுக்கு அந்த வயசுல தேவைப்படுறதே, முக்கியமா நிம்மதின் நெனைக்கிறேங்கய்யா.
நிச்சயமா நீங்க கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா, கண்டிப்பா. என்னான்னா, வயசு ஆக ஆக அவுங்களுக்கு தூக்கமும் குறையும், பசியும் குறையும். எல்லா விதமான உணர்ச்சிகளும் குறையும். ஆனா இந்த மகிழ்ச்சி, மனம் வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமா, அதீதமா வந்து அவுங்க மனசுல வரும். அப்படிங்கிறது தான். அந்த அந்த அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா நடக்கிற விஷய காலகட்டத்ல வந்து, நம்ம தான் வந்து அவுங்கள கட்டுக் கட்டுபாடோடு நம்ம வந்து நம்மளோட நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சிக்கணும். அப்ப தான் வந்து அவுங்க ரொம்ப நல்ல ஒரு ஒரு என்ன சொல்வதுன்னா, ஒரு தாய் சிங்கத்துக்கிட்ட ஒரு 'குட்டி சிங்கம்' எப்டி அடைக்கலம் புகுறப்போ ரொம்ப நல்லா ஒரு வார்ம்னெஸ் இருக்கோ, அந்த மாரி வந்து அவுங்களுக்கு தெரியும். நம்ம பசங்களோட நம்ம இருக்கோம், பாதுகாப்பா தான் இருக்கோம் அப்டிங்குற மாரி அவுங்க உணர்வாங்க, இல்லைங்களா?
அந்த நிம்மதி உண்மை தானய்யா குறையும். நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக.
நிச்சயமா. ரொம்ப ஒரு தெளிவான பேச்சு, ரொம்ப ஒரு அருமையான பேச்சு. ஒரு வயதான பெற்றோர்கள் அவுங்களுக்கு இருக்கிற வலிகள், அத வந்து நம்ம எப்படி வந்து உதவலாம், சரி பண்ண முடியாட்டியும் எப்டி உதவலாம். ஒரு மகனாவோ, மகளாவோ இல்லை, ஒரு பேரனாவோ, பேத்தியாவோ இதெல்லாம் செஞ்சா அவுங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். அவுங்க என்ன எதிர்பாக்குறாங்க உண்மையிலயே இந்த பாசம், அந்த அன்பு. அதுக்கு நம்ம எந்த மாதிரியா நடந்துக்கலாம் அப்டிங்குறத ரொம்ப தெளிவாவும், ரொம்ப தூய்மையாவும் சொன்னீங்க. உங்களுடன் பேசவும் மிகவும் மகிழ்ச்சி, நன்றி.
மிக்க நன்றி ஐயா.